இப்போ பார்த்தீங்கன்னா, அ பள்ளிக்காலம் அப்டின்னா நமக்கு நெறைய நினைவுகள் இருக்கும். அ அதே மாரி அந்த நினைவுல நம்ம ஒரு பெரிய பாடமும் படிச்சிருப்போம். அந்த மாரி பார்க்கப்போனா உங்களுக்கு வரக்கூடிய அந்த பள்ளிக்கால நினைவுகள் என்ன? அதுல நீங்க கத்துக்ட்ட ஒரு பாடம் என்ன?
ம். ரொம்ப அழகா கேட்டீங்க. அந்த பள்ளிக்கால நினைவ வந்து மறக்கது முடியாதுங்க. நம்ம என்னதான் கல்லூரி வாழ்க்க எங்க போனாலுமே, அந்த பள்ளிக்கால நினைவுன்றது எல்லாருக்குமே ஒரு மறக்க முடியாத நினைவா தான் இருக்கும்.
ஓ! ம்ஹ்ம். ம். செரிங்க.
என்னங்க இப்பை, நான் வந்து என்னோட வாழ்க்கைல நடந்த அனுபவத்த பத்தி உங்கள்ட்ட சொல்ல ஆசைப்படுறேன்ங்க.
ம், ம்.
இந்த பள்ளிக்காலம்னா, அந்த காலத்துல எல்லா என்ன நெனச்சிட்டாங்கன்னா? ஒரு விடிதில தங்கிப் படிச்சா தான், தன் பிள்ளைங்கலாம் வந்து ஒழுங்கா வளருவாங்க.
ஓஹோ!
தினமும் வந்து நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போனா பசங்க வந்து கொ நெறைய வந்து, எப்டி சொல்றது? டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். வெளிய போவாங்க, எதுனா பாப்பாங்க, வருவாங்க. ஆனா நம்ம வீட்லேங்க, இப்ப நம்ம ஸ் பசங்க இருக்கும்போது நம்ம தொலைக்காட்சிய அவங்களால வந்து நிக்கவே முடியாது.
கண்டிப்பாங்க. ம். ம்.
அது மாரி காலகட்டத்துல என்ன பண்ணாங்கன்னா எங்க வீட்ல வந்து நானும் அக்காவுங்க.
ஓஹோ!
அக்கா வந்து நா 3ஆம் பக்கு வகுப்பு படிக்கும்போதே அக்காவ வந்து விடுதில சேர்த்துட்டாங்க. அந்த தொலை தூரத்துல.
ம்ஹ்ம்.
அப்பவும் நான் தனியா தான் இருந்தேன். அப்புறம் 6வதும் படிக்க 5ஆம் வகுப்பு முடிஞ்ச பிறகே வந்து என்ன ஒரு விடுதில சேர்த்துட்டாங்க பள்ளியில.
ம். சரிங்க.
அது எப்படின்னாங்க இப்ப என்னோட தா தாய், தந்தை வந்து அவங்கள் ஆசிரியர். இப்ப எல்லா ஸ்கூலுக்கும் ஒரே நாள் தான் வந்து ரீ ஓப்பன் சொல்லுவாங்க.
ம். ம்.
அதுனால என்ன பண்ணுவாங்கன்னா, மொத முதல எனக்கு அந்த ஸ்கூலையும் தெரியாது. ஒரு பெரிய நிறுவனம் அது. ஒரு மாலை நேரத்துலேயே விட்டு போய்ட்டாங்க. நாளைக்கு காலையில் ஸ்கூல் ஆரமிக்குதுன்னா, நம்ப வந்து ஒரு அ பசங்க வந்து நம்ப குழந்தைங்கள வந்து பள்ளிக்குள்ள அனு சேர்க்குறோம்னா, அன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் வெயிட் பண்ணி பாப்போம். ஏன் சாயங்காலம் வீட்டுக்கு வரதா இருந்தாலுமே, அது வந்து கரெக்டா இருக்கா எப்படி பண்ணுறாங்க? அப்டீன்னு ஒரு நினைவு இருக்கும்.
ம், ம். ம்.
அங்க வந்து வேலை நிமித்தமா டக்குன்னு போயிட்டாங்க.
ம், ம். ம்.
இப்ப அடுத்த நாள் வந்து தெரிஞ்ச அண்ணா ஒருத்தவங்க இருந்தாங்கன்னு, சொல்லி விட்டுட்டு போய்ட்டாங்க. பட் அதுவும் கொஞ்சம் பெரிய சவாலாதாங்க இருந்துச்சு. எப்படின்னா
சரிங்க. ஓஹோ! ம்.
இப்ப விடுதியிலேருந்து பள்ளிக்கு கொஞ்சம் தூரம் நடக்கணும். நடத்துட்டு அங்க போய்ட்டு நம்ப என்ன ஒரு கிளாஸ்ன்னு தெரியாது.
ம்.
அதாவது எங்க பள்ளி வகுப்பு செக்ஷன் எப்டின்னாங்க என்.எம்.என். ஓ. வரைக்கும் இருக்கும்.
ஓ! ஓ வரைக்குமா. அடேங்கப்பா! ம்.
ஆமாங்க. நான் வந்து ஹச். அவ்ளோ பெரிய பள்ளி அது!
அப்ப நீங்க ஏபிசிடி கத்துக்கிட்டு தான் போகனும் முதல்ல அந்த பள்ளிக்கு போற மாதிரி இருந்தா.
ரொம்ப அழகா சொல்லுறீங்க. <laughs> அந்த ஏபிசிடி கத்தாலும் அங்கே இருக்ற பில்டிங்ல எந்த பில்டிங் நம்ம போகணுன்கிறதே ஒரு பெரிய பாடா ரொம்ப சவாலா இருக்கும்.
<laughs> ஓ! அன்னே ஏ ஒன் பில்டிங் ஹெச் நம்பர் ஸ்கூல் கிளாஸ் ரூம் அப்டின்னு போட்ருப்பாங்க.
ஆ. ஆமாங்க. நீங்க நெனைச்சு பாருங்க. எனக்கு 6த்து ஹச்சுன்றது வந்து, ஒரு 3ஆவது அடுக்ல வந்து கடைசியான ஒரு வகுப்பா இருக்கு. அம்.
ம். ம். ரொம்ப ரொம்ப பக்கத்ல இருந்துருக்கீங்களாட்ருக்கு. அதுவும் அந்த மாடி ஏறி போக போகும்போது நமக்கு பின்னாடி ஒரு பேக்னு ஒண்ணு குடுத்துருப்பாங்க பாருங்க. அவ்ளோ புக்ஸ் இருக்கும் அந்த பேக்லலாம். அத தூக்கிக்கிட்டு இந்த வண்டி எப்டி பின்னாடி ஏதோ சொமந்துகிட்டு போகுமே, அந்த மாரி இருக்கும் நம்ம நடந்து போகும்போது.
ஆமாமா. இப்ப எப்படி இருந்ததுங்க? ஆ. ஆமாமா. ஆமாமா. ஆமாமா. அதுவும் நம்ப ஒரு விடுதியிலாம் தங்கி படிச்சா நம்ம ஜெயில்ல இருந்து வாழ்ற மாதிரியே ஒரு வாழ்க்க மாதிரி இருக்கும்.
ம்.
ஏன்னா. <chuckles> அது மாதிரி தான் என் வாழ்க்கை போனுச்சு. அப்ப வந்து என்னன்னா எல்லா பசங்களும் வீட்டுக்கு போன காலத்ல இப்ப நம்ம போனா வந்து விடுதியிலதான் தங்க போறோம் ஜெயில் தானே அது. அங்கே வந்து அடிப்பாங்க அப்டின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரிங்க இப்ப என்ன கத்துக்க்கிட்டனாங்க இப்ப வந்து நம்ம எப்டி சொல்றது எல்லா சூழ்நிலைகளும் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப வந்து உங்களால வர முடியலையே "அவங்க ஏன் வரலை மத்தவங்கலாம் வந்து நிக்கிறாங்க" அப்டின்னு, நம்ம அந்த சின்ன வயசுல எனக்கு வந்து ஒரு பக்கம் ஓகே எதோ வேலை இருக்குன்னு சொல்தாங்க, அவங்களுக்கு இருக்கட்டும் ஏன்னா அவங்களும் அந்த சூழ்நிலை முதல் நாள்ல அவங்களுக்கும், அந்த ஒரு பள்ளியில ஒரு ஆசிரியரா இருக்கும்போது அதையும் தவிர்க்க முடியாது. அப்டின்னும்போது அதுலேருந்து ஒரு அப்புறம் போய் நின்னேன். என்னை ஒரு அண்ணனை பார்த்து சொல்லிட்டு போனாங்க. சொந்தக்கார் அவருக்கும் வந்து, அவரும் சின்ன வயசு தான். அவருக்கும் ஒன்னும் தெரியாது அவருக்கு வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாரு. <chuckles> அவரும் வந்து பெல் அடிச்சா போய் நின்னு தான் ஆவணும்.
ஆமா. <laughs> ம். ஒ! ஆம்மா. ம், ம். கண்டிப்பா, கண்டிப்பாங்க. ம். ம். ஆமா, ம். ம். <laughs> ம்ஹ்ம். ஆமா. <laughs> ஆனா, ஆ அவர போய் உங்களுக்கு பார்த்துக்க சொல்லி நின்னாங்க பார்த்தீங்களா, அதுதான் அங்க அவரு எத்தனாவது படிக்கிறாரு?
ஹ. அவரு 10ஆம் வகுப்பு படிச்சாரு அப்ப.
ஓ! பெரிய அண்ணா தான் ம்.
ஆமா. பெரியவனா இருந்தாலும் <chuckles> பெல் அடிச்சா "என் சொந்தக்காருன்னு" சொல்ல முடியுமா? இல்ல வந்து தெரிஞ்சவன் சொல்ல முடியுமா?
<laughs> <laughs> சொல்ல முடியாதுங்க. ஆ.
அதுக்கப்புறம் ஒரு உதவி ஆசிரியர் வகுப்ப போய் நின்னுட்டுருக்கேன். அந்த அறையில. அப்புறம் அவங்கள பார்த்து நீ என்ன எங்க இருக்கேன்னு கேட்டேன். "நான் இந் மாரி இங்கேருந்து வர்றேன்" அப்டின்னு சொன்னே. "சரின்ட்டு இந்தா ஆ ஒ சிக்ஸ்த் ஆச்சு போ" அப்டின்ட்டாரு. <laughs> ஏன்னா, எல்லோருமே அப்டி தானே ஏனா ஒரு 5,000 6,000 பேர் படிக்கிற பள்ளியில வந்து நமக்குன்னு தனியா வந்து ஆள வச்சு போய் வுடுவாங்கல்ல, ஒரு சின்ன பசங்களாருந்தா வுடுவாங்க.
ம், ம். ம். ம். ம், அ ம்ஹ்ம்.
அது ஒரு சிறந்த அனுபவம். அதாவது பள்ளி காலத்து நினைவுல இப்ப நெனைச்சா கூடும் வந்து ஒரு நல்ல அனுபவமா இருக்கும். அது வந்து அந்த வகுப்பிலேயே நம்ம போய் தேடி அந்த வகுப்பு போய் சேர்றதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து "அழுவக்கூடாது, அழுவக்கூடாதுன்னு" நம்ப நெனைச்சிட்டே இருப்போம். அப்புறம் எதோ ஒரு காரணத்துக்காக கண்ணு கலங்கும். "நம்ப வுட்டுட்டு வந்துட்டோம் <chuckles> நம்ம விடுதியில இருக்கோம்" அப்டின்னு.
ம். ம். ம்ஹ்ம். ம். ஆமா. இப்ப விடுதியில இருக்கும்போது எப்டிங்க, எல்லாம் வேலை செய்ய எல்லா வேலைகளும் நம்ம தான் பார்த்து ஆகணும் இல்லைங்களா? அந்த சின்ன வயசுலேயே உங்களுக்கு எல்லாம் செய்ய தெரிஞ்சுதுங்களா? துணி துவைக்கிறதா இருக்கட்டும், அப்புறம் ல ம், ம், சாப்பாடு?
அதே மாரிங்க ஆமாங்க. கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஆமாங்க. இப்போ வந்து ம மணி அடிச்சா போய் நிக்கணும். அது சாப்பிட்டு அந்த இன்னொரு ஒரு பெல் அடிக்கிறதுக்குள்ள நம்ம சாப்பிட்டு முடிச்சுர்ணும். அது மாதிரி வந்து ஒரு சின்ன வயசுலேயே, வந்து ஒரு தப்பு பண்ணாத ஜெயிலுக்கு போக ஆரம்பிச்சுட்டேன். <laughs> ஆ, இது வந்து சிறுவர் சீர்திருத்தப் பள்ளி இல்ல. இது காசு கொடுத்து போற பள்ளி. அப்பிடின்றமாரி.
ம். ஆமா. <laughs> அ. <laughs> <laughs> சூப்பருங்க.
இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில நிறைய நினைவுகள் இருந்துச்சுங்க. அது இப்போ வந்து என்ன பெரிய விஷயம் நம்ம கத்துக்கிட்டோன்னா, நம்ம வந்து நம்மளாவே நம்ம எல்லா வேலையும் நம்ம பார்த்துக்கணுன் றமாரி, ஒரு விஷயத்த கத்துக்கிட்டோம். இப்ப நம்ம வந்து இந்த காலத்து ஆ பெற்றோர்கள் வந்து ப பிள்ளைகளை வளர்க்குற விதம் வேற இருக்காது. என்னையும் எடுத்துக்கிட்டாலும் சரி. <laughs> நம்ம வந்து அவங்கள கஷ்டப்படக் கூடாது. "நீ உனக்கு பிடிச்சத நான் வாங்கி தரேன். சரி நீ அழுவுறியா! நான் அத கேட்கிறேன். சரி இது சொல்றீயா? ஆசைப்படுறத நான் வாங்கி தரேன்." அப்பிடின்றமாரி ஒரு அனுபவம் இருக்கு.
ம். ம், ம். ம். ம். ம். ம், ம்.
ஆனா, அந்த பள்ளி என்னோட பள்ளி நினைவுல அது மாரி இல்ல. <chuckles> என்ன இருக் கொடுக்குறாங்களோ! அதான் நம்ம சாப்பிட்டு ஆகணும். அப்போ வந்து இந்த அக்சப்டன்ஸின்றது ஒண்ணு இருக்குங்க. நம்ம எது நடந்தாலும் நம்ம ஏத்துக்கணுன்ற ஒரு ஒரு முக்கியமான ஒரு பெரிய பாடத்த நம்ம கத்துக்கிறோம்.
ஓ! ம். கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. அக்செப்ட் பண்ணிக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கணுங்க. இப்போ திடீர்னு ரூம் மாத்துவாங்க. அங்க போய் பார்த்தா 6, 5 ப அ 6 பேர் இருப்பாங்க. அதுல நம்ம 7வது ஆளா போவோம். ஒரு படுக்கிறதுக்கு இடமே இருக்காது. அந்த கதவோரமா ஒரு ஒரு இடம் கொடுப்பாங்க, இல்லேங்களா! அந்த கதவுக்கு மேல பார்த்தா வெளக்கமாரு இருக்கும்.
ஆமா. ஆமாமா. நீங்க சொல்றதெல்லாம் வந்து ஒரு பெரிய காலேஜ் விடுதில சொல்றீங்க. நாங்க பள்ளி விடுதிலாம் அப்டி இருக்காது. ஃபுல்லா ஒரு ஒரே ஒரு ட டார்மிட்டரி மாரி பெருசா இருக்கும். நம்ம மண்டபம்லாம் பார்க்குறோம்ல.
அ அ. அ. ஓ! அஹ, அஹ, அஹன்.
அதுலயே படுத்துக்கணும், <chuckles> அதுலயே எடுத்துக்கணும், அந்த ரூம்லாம் இல்ல. அது ஒரு அனுபவமா இருக்கும். விடிய காலைல 5 பெல் அடிப்பாங்க. அந்த அஞ்சு 5 மணிக்கு நம்ப அந்த பெல்லு சத்தம் கேட்டு, நம்ம எந்திரிக்கலன்னு வச்சிக்கோங்களேன். அந்த பெரம்பு எடுத்துட்டு வந்து கால்லயே பட்டார், பட்டார், பட்டார்ன்னு படுத்துன்னுருக்கவங்கள அடிச்சுன்னு வருவாங்க. <laughs>
ம். ஆஹ. ம். ம். ம். ப்பா! ம் நீங்க என்னங்க? எனக்கு பயமாருக்கு, நீங்க சொல்றத கேட்டா. ம்.
இல்லங்க உண்மையாங்க. அந்த அடிக்கு பயந்துகுனே பெல் அடிச்ச அடுத்த செகண்ட் எந்திச்சு நிப்பேன் நானு.
அவ்வளோதான், ம் சூப்பருங்க! ஆனா அந்த ஒழுக்கம் அப்டின்னு ஒரு பாடத்த அங்க காத்துக்கிட்டீங்க இல்லையா? அங்க போன பிறகு.
கண்டிப் இப்பயும் நான் 5 மணிக்கெல்லாம் எந்திருச்சுருவேன். அது தூக்கம் என்ன பண்ணாலுமே வந்து அது ஒரு நல்ல பாடமும் சொல்லலாம். அது வந்து, ரொம்ப அவுங்க வார்டன்கள்லாம் சொல்லுவாங்க, காப்பாளர்கள்ன்னு. அவுங்க கொ சொந்த கதை, சோக கதை, கோவத்தலாம் எங்கள்ட்ட தான் வந்து காட்டுவாங்க. <laughs>
அஹ்ம். ஓ! ஆனா வார்டன வந்து கொஞ்சம் ஐஸ் பண்ணி வச்சுக்கிட்டா, கொஞ்சம் நல்லதுலாம் நடக்குன்லாம், நான் கேள்வி பட்டுருக்கேங்க. அப்டி இருக்குங்களா?
இப்படியெல்லாம் வந்து நம்ப க கல்லூரியில பண்ணலாம். இங்க பண்ண முடியாது. ஏன்னா எல்லாமே சின்ன வயது தானே?
ம். ஓ, இங் நான் அந்த வார்டனுக்கு கொஞ்சம் பொருட்கள் கொண்டு கொடுக்குறது, ஒரு தண்ணி பிடிச்சாந்து குடுக்குறது, அந்த மாரிலாம் பண்ணா, கொஞ்சம் ஐஸ் பிடிச்சி வச்சிக்கிட்டா, கொஞ்சம் அப்டியே நம்மளும் ஒரு ராஜா மாரி அந்த எடத்துல சுத்திட்ருக்கலாம், அப்படின்லாம் இல்லங்களா?
இல்லைங்க. அங்க வந்து நம்ப வந்து, அவுங்க சொன்னா நம்ம கேட்டு தான் ஆவணும். அங்க வந்து தண்ணி புடிச்சுன்னு வந்து, நம்ப ஐஸ் வைக்கிறதுலாம் இல்ல, இத எடுத்துட்டு வானா, இத எடுத்துட்டு வந்தாவணும். வரலன்னா, அவ்ளோதான் முடிஞ்சிடுச்சு. <laughs> அதே மாரிங்க, இப்போ என்னோட அந்த பள்ளி கால நினைவுகள்ல வந்து விடுதில தங்கியிருப்போம். அப்போ வந்துங்க இந்த பின் டிராப் சைலன்ஸ் இருக்கணும்னு சொல்லுவாங்க.
ஓஹோ, ம். ம். சரிங்க.
அப்டின்னா, சத்தம் வந்து வரக்கூடாது. பின்ன போட்டா கூட அந்த சவுண்டு கேக்கணும். அந்த 500 பேர் அந்த அறைல இருப்பாங்க. அப்டியே சத்தம் இல்லாம கம்முன்னு இருக்குங்க.
ஓஹோ, ம். ம்ஹ்ம். ம், ம் ம். ம். ஓ!
இப்டி ஒரு இதா இருக்கும். சில டைம்ல என்னப்
நீங்க சொல்லும்போது எனக்கு ஒரு விடுதி 1 ஞாபகத்துக்கு வருதுங்க. நான் வந்து வெளி மாநிலத்தில வந்து ஒரு இடத்துல வந்து கொஞ்ச நாள் வேல பார்த்தேன். ஒரு பள்ளியில வேல பார்த்தேன். அங்க வந்து ஹாஸ்டல் தான். அங்க வந்து குழந்தைங்கள வந்து, காலையில 6-1/2 மணிக்கு கரெக்ட்டா அவங்களுக்கு ப்ரையர். 6:30 மணிக்கு முன்னேயே அவங்க குளிச்சரனும்.
ம். ம். ஆ. ஆமாங்க.
6:30 மணிக்கு முன்னேயே குளிச்சிடணும். ஆனா, சுடுதண்ணி பார்த்தீங்கன்னா வெது வெதுன்னு தான் வரும் ரொம்ப சூடான தண்ணி வராது.
ம்.
6:30 மணிக்குள்ளேயே அவங்க குளிச்சு முடிச்சறணுங்க. குளிச்சுட்டு அந்த அந்த இடத்தில போய் உட்காந்து, 7 மணிக்கெல்லாம் ஆஜராகிறணும் பிரேயருக்கு.
ம்.
பிரேயர் பண்ணும்போது எல்லாம் தூங்கி தூங்கி தூங்கி தூங்கி விழுவாங்க, அந்த குளிரில பாவமா இருக்கும் பார்க்கறதுக்கு. சின்ன சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு, பெரியாப்பசங்க வரைக்கும் தூங்கி தூங்கி விழுங்க அதுங்க.
ஆ. ஆமா, ஆமாங்க.
பார்க்கவே, பாவமா இருக்கும். "ஓம்! சொல்லுங்க" அப்டியே போயுடுங்க அது பாட்டுக்கு அதுங்க. ம். ம்.
இதே மாதிரி தாங்க எனக்கும். இது வந்து நாங்க கிறிஸ்துவ பள்ளின்றதால எங்களுக்கு வந்து, ஒரு 5:45 க்கு எல்லாம் வந்து ஒரு திருப்பலின்னு சொலுவாங்க. மாஸ்னு சொல்லி ஆங்கி ஆங்கிலத்தில சொலுவாங்க. அதில வந்து அட்டெண்ட் பண்ணி ஆகணும் எல்லோருமே போயாகணும்.
ம்ஹ்ம். ம். சரி, சரிங்க.
அப்போ என்னான்னு பார்த்தேன்னா, எல்லாருக்குமே தூக்கமா தான் இருக்கும். நீங்க சொன்ன மாரி. வேற வழியே கிடையாது. <laughs> அப்டின்ற மாரி இருக்கும். அந்த மாரி ஒரு நல்ல வழக்கம்.
ம். ம்ஹ்ம் இப்ப வேற ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட ன்ற ஒரு பாடத்த நீங்க கத்திந்திருபீங்க. ஒரு அக்செப்டன்ஸ் ன்ற ஒரு பாடத்த கத்திருக்கீங்க. அதேமாரி, எப்டி நம்ம பங்க்சுவல் காலையில எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் அ ஒரு ஒழுக்கம் அப்டின்றது வந்து இந்த ஹாஸ்டல் போன பிறகு வந்திருக்கும் இல்லைங்களா,
ஆமாங். கண்டிப்பாங்க.
ம். அதுக்கப்புறம் இந்த படிப்புலலாம் எப்பிடிங்க, அத தெளிஞ்சு நான் இத்தன நாள் படிப்பே நானு எனக்கு தெரியாம இருந்துச்சு. இங்க வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசி, நான் நிறைய விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன் நானு. முக்கியமா படிப்பு விஷயத்தில நிறைய நான் கத்துக்கிட்டேன். அந்த மாரி ஒரு மாற்றம்லாம் இருந்துச்சுங்களா உங்களுக்கு?
ஆ பெரிய மாற்றம் இருந்துச்சுங்க. ஏன்னா, நான் ஒ 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் நான் தான் இங்க முதல் மாணவனா இருப்பேன்.
ஓ! சூப்பருங்க!
ஆனா, எங்க எங்க அத அப்பா சொல்லிகிட்டே இருப்பாங்க. "இங்க வந்து நீ முதல்ல வரது முக்கியம் இல்ல. அந்த பெரிய ஸ்கூல்ல போயிட்டு நீ லாஸ்ட்டு வரணும்." இல்ல அவுங்க அப்பிடி சொல்லுவாங்க. ஆனா அதான் வந்து அங்க போகும்போதுலாம் கொஞ்சம் கடினமா தான் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா, சிலவங்கலாம் அங்கருந்து 1ஆம் வகுப்புலேருந்து படிச்சிட்டு இருக்காங்க. இந்த விடுதி வந்து 4ஆம் வகுப்பில இருந்து தான் இருக்கு. வர்ச்சுவல்ன்னா வந்துங்க. என்ன ஒரு இதுனா, நம்ம எதனாச்சும் ஒரு டவுட்னாங்க நம்ம ஒரு ஒரு ஆசிரியர்கிட்ட கேட்க கூட நம்ம வந்து தயங்குவோம். எதுவும் கேட்டா என்னா நினைப்பாங்க? அப்பிடின்னு தெரியாது. ஆனா, நண்பர்கள் இருக்காங்கல்ல, சொல்லிக்க வந்த வார்த்தையே இல்லேங்க. உக்கார வச்சு அவ்ளோ பொறுமையா உட்கார வச்சு அது என் நண்பர். இப்போ கூட அந்த நண்பர்கள் இருக்காங்க எனக்கு. சொல்லி கொடு அப்பிடின பிறகு அழகா ஏன்னா, ஒரு ஒரு வகுப்பில வந்து ஒரு ஒரு ஆசிரியர்கள் வேறமாரி சொல்லிக்கொடுப்பாங்க.
ம். ம். ஓ! ம்ஹ்ம். ம். ம்ஹ்ம். கண்டிப்பாங்க. ம். ம். ம் ம், ம், ம். புரியுது. நல்லா ஒரு 1 அண்டர்ஸ்டாண்டிங்கோட அந்த நண்பர்களோட ஒரு வட் ஒரு உறவு உங்களுக்கு ஏற்பட்டுருக்கும், இல்லைங்களா? ம்.
சொல்லுங்கோ. ஆமாங்க. ஆசிரியர்கள் சொல்லிக் குடுத்த பாடத்த தாண்டி. இந்த நண்பர்கள் சொல்லிக் கொடுக்குற இந்த பகுப்பு பாடம் வந்து ரொம்ப அழகா புரியும்.
ம். ம்.
ஆனா வந்து இப்ப நம்ம 4, 5 டைம் வந்து என்னாச்சும் ஒரு சந்தேகம் கேட்டாலும். நம்ம சொல் கேட்கலாம். அவங்க வந்து கோச்சிக்க மாட்டாங்க. சரி, சரி ஒண்ணும் கவலப்படாத. இது இப்படிதான் வரும்ன்ட்டு பொறுமையா சொல்லுவாங்க. அதுக்குனு ஒரு மாரி அதுவும் அந்த ஸ்டடி ஹால்ல வந்து ஒக்காந்து பண்ண முடியாது. 2 பேரும் வெளியே கேட்டு போயிரணும். இது மாரி சத்தம் நாங்க வந்து டிஸ்கஸ் பண்ணி படிக்க போறோம்னு மாரி சத்தம் வெளிய அனுப்பிவிடுவாங்க. அந்த அறையில வந்து ஒரு சின்ன சத்தம் வரக்கூடாது. அதே மாரிங்க, இந்த 10ஆம் வகுப்புக்குல்லாம் போம்போதெல்லாம் வந்து 11 மணி வரைக்கும் நைட் நைட் ஸ்டடின்னு சொல்லுவாங்க.
சூப்பர்ங்க!
அப்புறம் விடியகாலை 4 1/2 மணிக்கெல்லாம் எந்திச்சி படிக்க ஆரபிக்கணும்.
சரி. ம், ம், ம்.
நைட்டில ஸ்டடில்லாம் தூக்கம் அதிகமா வந்துரும்ங்க. என்னா பண்றதுன்னு தெரியாம, அந்த பட்டாணில்லாம் வாங்கி வ
ம்.
பட்டாணி வாங்கி வச்சு நாங்க வேற முன்னாடி இருப்போம். அப்ப வந்து, இது கடிச்சா சவுண்டு கேட்டா வார்டன் வந்துருவாரு. <chuckles> அத ஒரு
ஓஹோஹோ! ஏங்க அதுக்கூடவாங்க அ அவ்வளோ இதா சாப்பிடணும்?
ஆமாமா, வந்துருவாங்க. ஆமா. இன்னைக்கு நடந்திருக்கு. அப்படின்னா, அத வந்து நான் ஊற வச்சிட்டே இருப்போம். "சரி இப்ப கடீச்சா சவுண்ட் வராதா?" அப்படின்ட்டு. அது மாரி கடிச்சு சத்தம் வந்துரும். அங்கிருந்து வருவாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் 10ஆம், 11ஆம் வகுப்புல்லாம் போனா, கொஞ்சம் பசங்கள்லாம் மாட்டிவுட மாட்டாங்க. அப்ப இருக்கும் "நீங்க சொல்றீங்களா, இல்லையா?" அப்படின்னோன. யாருமே வந்து சொல்ல மாட்டாங்க. உடனே வந்து, சரி! இந்த முதல்ல 6 பேரு எந்திச்சி நில்லுங்கன்னு சொல்லி, ஒரு பண்ணா தப்புக்கு 6 பேரு சேர்த்து அடி வாங்குவாங்க. <laughs>
ஓ! ம், ம். ம், ம், ம். ம். ம்ஹ்ஹ்ம். சூப்பருங்க!
நண்பர்களும், ஒருத்தவங்கள வந்து நம்ப காட்டிக் குடுக்கக்கூடாது ஏனா அங்க எல்லாமே ஒற்றுமையா இருக்கோம். நம்ப வந்து ஒரு வெளிய இருந்தா போட்டி, பொறாமை இருக்கும். இது விடுதின்னும்போது, நண்பர்கள் வந்து யாரையும் உட்டு குடுக்க மாட்டாங்க. இது ஒரு பெரிய பாடமா நான் கத்துக்கிட்டேன், அங்க இருந்து.
இந்த விட்டு கொடுத்து போறது இல்லங்களா? கண்
விட்டு கொடுக்காம இருப்பாங்க. இவன் தான் சார் பண்ணாங்க, நான் பண்ணல. அப்பிடின்னு இந்த காலத்துலாம் இப்ப வந்து கிளாஸ்ல எதான பண்ணா, "நான் இல்ல, அவன்" அப்பிடின்னு சொல்லி போட்டு கொடுத்துடுறாங்க. <laughs>
ம். <laughs> ஆமாங்க, உண்மதான் இது எல்லாமே. எனக்குமே நிறைய அனுபவங்கள் இருக்குது. அடிக்கடி நானுமே மாட்டி விட்டுருக்கிறேன். நானும் நிறைய விஷயத்துல மாட்டியிருக்கேங்க. நீங்க சொல்றது எல்லாம் கரெக்ட்டு தான்.
ம். அது ஒரு குடும்பம்ன்றதால, அந்த பள்ளி நினைவில வந்து நாங்க எதுவுமே வந்து பண்ண மாட்டோங்க. அதேமாதிரி அந்த பள்ளி நினைவில வந்து, நான் நிறைய விஷயம் வந்து கத்துக்கிட்டேன். எப்படின்னா, இந்த க்வையர் பேண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பாடல் வு பேண்ட்டு எல்லாத்துலயும் இருந்து அடி கிளாஸ்ல எங்களுக்கு வந்து எதுமே வந்து வீட்ல இல்லாத மகிழ்ச்சிகூட, எங்க நண்பர்கூட ஒரு காலகட்டத்துலலாம் வந்துடுச்சு. <laughs>
ம். ஓஹோ! ம். ம். ஓ, சூப்பருங்க!
அத விட்டு வர முடியாத காலகட்டத்துலலாம் மாறிடும். அதேமாரி இப்பயும் அந்த பள்ளி நண்பர்கள் எங்கிட்ட தொடர்புலலாம் இருக்காங்க.
ம். இருக்காங்க, வெரி குட்டுங்க. பேசிப்பீங்களா?
இப்பயும் பேசிட்டுதான் இருக்காங்க, நேத்து நைட்டுக்கூட 11:00 மணிக்கு பேசினேன். <chuckles> நம்ம வந்து கல்யாணம் ஆயிட்ட பிறகு மனைவி, குடும்பம், குழந்தை வந்தாலுமே ஆனா பள்ளி நண்பருக்கிட்ட பேசுறது வந்து ஒரு மகிழ்ச்சி ஈடாகாது. <chuckles>
சூப்பருங்க! <chuckles> ம். ம். கண்டிப்பா, கண்டிப்பாங்க. ரொம்ப அழகாவும், ரொம்ப தெளிவாவும், இந்த பள்ளி கால நினைவுல வந்து உங்களுக்கான ஒரு பெரிய பாடம் என்னன்றது வந்து அழகா ஒண்ணு, ஒண்ணா அழகா உங்க நினைவுகள வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. அ அந்த எப்பிடி நீங்க அந்த விடுதியில போய் போன பிறகு தான் ஒரு பாடத்த நீங்க கத்துக்கிட்டீங்க. அது வரைக்கும் உங்களுக்கு அ வெளி உலகம்னா இப்பிடி இருக்குன்ற தெரியாம இருந்து, அங்க போனவுன நிறைய விஷயங்கள் நீங்க கத்துக்கிட்டீங்க. அது எப்பிடி உங்க வாழ்க்கைக்கு வந்து, இன்னவரைக்கும் எப்பிடி உதவுதுன்றது வந்து ரொம்ப அழகாவும் அ பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றிங்க.
நீங்களும் அழகா கேள்விகள தொகுத்தீங்க. என்னோட பழைய நினைவுகள நான் திருப்பியும் உங்கள்ட்ட சொல்ல வாய்ப்பு கிடைச்சது. உங்ககிட்ட பேசினத நான் ரொம்ப மகிழ்ச்சியா உணர்றேங்க. நன்றி.